ம், ம், ம்.
ஆ அது சுவை மிகுந்து வரும் நல்லா. அதுக்காக அதுவும்
ஆ ஏ நீங்க பொதுவா வந்து வீட்ல இந்தமாரி ஒரு இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய இனிப்பு வகைகள்ல தேங்காய் இல்லாம அது வந்து மு முழுமை பெறாது இல்லயா! தேங்காய் திருவியோ! இல்ல 1,2 ஆ அரச்சோ! அது அதில ஊத்துவோம் இல்லயா! அது வந்து சிறப்பான விஷயம்.
ஆ ஆமா. ஆ. ஆ அப்பிடி ஊத்துனா, உங்களுக்கு பல்லுல மாட்டிக்கும். தேங்காய் திப்பி வந்து தொண்டையில அடச்சிக்கும் சில பேருக்கு. வயதானவர்கள்லாம் குடிப்பாங்க. அதுக்காக நாங்க எப்பயுமே தேங்காய பாலா தான் உள்ள கலக்குவோம்.
ம். ஓ! ஓ! ஓ! ஓ! சரி, சரி, சரி.
இதெல்லாம் வந்து உடனடியா ஒரு 1/2 மணி நேரத்துல, 1 மணி நேரத்துல யோசிச்ச உடனே நீங்க வந்து அந்த இனிப்ப பண்ணி வரவங்களுக்கு கொடுத்துர்லாம்.
ம், ம், ம், ம்.
ஆ இது இல்ல. நீங்க வந்து எண்ணெயில பண்ணது தான் உங்களுக்கு வேணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்ப தீபாவளி எல்லாம் வரும்போது எண்ணெய் பலகாரங்கள் தான் விரும்புவாங்க எல்லாரும்.
ம், ம். ஆ ,ஆ, ஆ ஆனா இப்ப நீங்க சொன்ன அந்த இனிப்பு வகைகள் எல்லாம் உடனடியா சாப்பிட்ற மாதிரி தானே! இல்ல 2,3 நாட்கள் வச்சு சாப்பிடுறதுக்கு ஆ.
ஆ அப்போ ஆமா. ஆஹா! 2, 3 நாட்கள்லாம் வச்சா வந்து அதில விஷம் வந்துரும். உடனடியா சாப்புடணும். என்ன மத்தியானம் சமைக்கிறோம், மத்தியானம் அதாவது ஒரு 11:00 மணிக்கு காலையில சமைக்கிறோம் அப்பிடின்னா, ஒரு சாயங்காலம் ஒரு 4:00 மணி வரைக்கும் தாங்கும். ஏன்னா தேங்காய் பால உள்ள ஊத்துறோன்ல.
ஆ, ஆ. ம், ம். ம், ம். நிச்சயமா, நிச்சயமா.
அது எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிரும். ஒரு மாதிரி ஒரு வாட வர ஆரம்பிச்சிரும். அதுலேருந்து, அதனால
ம். அது எல்லாமே சுட சுட சாப்பிட்டா தான் அதுக் அதுக்குள்ள அந்த சக்தி வந்து <sighs> உடல்ல வந்து சேரும். ம், சரியா சொன்னீங்க.
ம். ஆ. அப்புறம் ஒரு புதுமையான ஒரு இத சொல்ல போறேன். நீங்க இப்போ அத கேட்டாலே ஒரு உங்களுக்கே வியப்பா இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து கல்கண்டு வடை. <chuckles> கல்கண்டு ஆமா.
<laughs> கேட்டே ஆகணும் சொல்லுங்க. கல்கண்டு வடையா? ஆ சூப்பர், சூப்பர். எந்த இந்த நிறைய இந்த வியர்டு ஃபுட்ஸ் அப்பிடின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அதில. சாக்லேட் பிரியாணி அந்த மாதிரி. <laughs> செய்றேங்க.
<breath> <laughs> ம். <laughs> ஆமா. அது ஒன்னும் ரொம்ப அதிசயமா விஷயம்லாம் நான் சொல்ல போறதில்ல. எப்பொழுதும் போல நீங்க உளுந்து எடுத்து ஒரு ஒரு அ ஒரு டம்ளர் 200 கிராம் உளுந்த வந்து தண்ணீல ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அத வந்து நீங்க போட்டு அரைக்க போம்போது ஆட்டுக்கல்ல அரைக்க போம்போது தண்ணீ ஊத்தக்கூடாதும்பாங்க. பொதுவாவே வடைக்கு மட்டும்.
<laughs> ஆஹ. ம்ஹ்ம்.

இல்ல இல்ல அ இது கடலை பருப்பு கடலை பருப்பு.
ஆ காய்கறிகளுக்கு போடுவோமே அந்த மாரியான தாளிப்பு கடலை பருப்பு. ஆ ஓகே, ஓகே.
ஆ அந்த கடலைப்பருப்பு. ஆ தாலிப்புக்குலாம் போடுவாங்க அந்த கடலை பருப்பு 1 புடி, பச்சரிசி ஒரு 2 ஸ்பூன் போட்டா கூட போதும். ஆ அத போட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்ஸியில அரைச்சிக்கணும், முடிஞ்ச அளவு நைஸா அரைக்கணும். ரொம்ப அதுக்காக வ நைஸாகணும்னு காத்திருக்க வேணாம். ஓரளவு அரைச்சிட்டா போதும். அத நல்லா தண்ணியில கரைச்சுகிட்டு ஒரு பாத்திரத்தில வந்து இந்த கொழந்தைங்களுக்கெல்லாம் கூழ் காய்ச்சுவாங்கல்ல.
ம்ஹ்ம். ம். ம். ம். ம். ம்.
அந்த மாரி நல்லா காய்ச்சி விட்டுகிட்டே இருக்கணும் தண்ணியில. ம். ஆ கொஞ்சம் ஆ. ஆமா நமக்கு எத்தனை பேர் வேணுமோ அத்தனை கொஞ்சம் நல்லாவே தண்ணி ஒரு 2,3 டம்ளர ஊத்தி அத நல்லா காய்ச்சிரனும் கூல் மாரி.
களி மாதிரி அது வந்து கிண்டி நல்லா ஒரு அந்த களி பதத்துக்கு வரணும் இல்லையா? ம். ம். ம். ம்.
காய்ச்சனதுக்கப்பறம் உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க இதை மாத்திக்கிட்டே இருக்கலாம். என்னென்ன்னா குறைந்தபட்சம் இதைக் காய்ச்சிட்டு வெல்லம் வந்து, நான் சொன்னதுக்கு ஒரு 1/2 கிலோ வெல்லம் வந்து அ தண்ணீல கரைச்சு வடிகட்டி இதுக்குள்ள ஊத்தனும். இனிப்புக்கு. அதுக்கப்பறம் அந்த முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் நெயில வறுத்து போட்றது அதுவும் இருக்கு. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா,
ம். ம்ஹ்ம். ஓ! ஏலக்காய் வந்து நெய்யில வறுத்து போடணுங்களா?
இல்ல இல்ல ஏலக்காய நச்சுட்டு போட்ருவாங்க அப்டியே நேரடியா. ஆ.
ஆ. இது புது விதமான ரெசிப்பியோன்னு யோசிச்சேன்.
இல்ல இல்ல இல்ல முந்திரி திராட்சை மட்டும் தான் போடுவோம். ஆ இப்ப வந்து கூடுதலா ஒரு விஷயம் இருந்தா பண்ணலாம். ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா சாப்பிட்டா அது. இது வந்து பலாப்பழம் வந்து காலமாக இருந்ததுன்னு வையங்க, விக்கிற காலமா இருந்ததுன்னா நல்ல பலாப்பழத்த சின்ன சின்ன துண்டுகளாஆக்கி, அத நெய்யில லேசா வறுத்துட்டு இதுக்குள்ள தூக்கி போட்டுட்டீங்கன்னா, அப்பப்போ நீங்க பாயாசம் குடிக்கும்போது வாயில ஒரு ஒரு பீஸ் வந்துகிட்டே இருக்கும். <laughs>
ஆஹ. ம்ஹ்ம். சரி. ஆஹ. ஒ! அ பலாப்பழமே இனிப்பான விஷயம் அதை இனிப்பில போட்டு சாப்பிடும்போது ஆஹா! அப்டின்ல இருக்கும். ஆ
<laughs> ஆ இ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க எந்த செலவுமே பண்ணல. அந்த கடலை பருப்பு பச்ச அரிசிக்கு அது வந்து கொள கொளன்னு ஆக்கி விட்டுரும். உங்களுக்கு பாயாசம் நல்லா கெட்டியா ஆகிரும். இன்னொரு விஷயம் தேங்காய் பாலும் பிழிஞ்சு ஊத்தனும் உள்ள.
ம். ம்.

ஆமா. அது வந்து உடலுக்கு குளிர்ச்சியானது. ரொம்ப நல்லது. அது ஆரோக்கியமான ஒரு விஷயமும் ஒண்ணு. அந்த சுகர் பேஷண்ட் கூட அது வந்து ஒரு அளவான சரியான அளவில வந்து எடுத்துக்கிட்டா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா.
ஆ ஆ. ஆமா. ஆமா. ஆ, ஆ, ஆமா. ஆமா. இப்போ வந்து நீ நான் வந்து 1 லிட்டர் பால வந்து நல்லா காய்ச்சிட்டேன். அப்படின்னா வந்து, 1 லிட்டருக்கு 1/4 கிலோ இது வாங்கிக்குவேன் கருப்பட்டி வாங்கிக்குவேன். கருப்பட்டி, பனை வெல்லம் இன்னொரு பேரு அதுக்கு. அதை வந்து நல்லா நசுக்கிட்டு, ஒரு துளி தண்ணி விட்டுக்குவேன். ஒரு 1/4 டம்ளர் சொல்லலாம். ஒரு துளி தண்ணி விட்டு அதை காய்ச்சிறணும், ஒரு பாத்திரத்தில.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஹ்ம். பாகு மாதிரி காய்ச்சணும்ங்களா?
பாகுனா அத வந்து தண்ணி ஆக்கணும், அவ்ளோதான். பாகு மாதிரி பதம் எல்லாம் வேணா. சும்மா தண்ணி ஊத்தி அத வந்து ஒரு தண்ணி பதத்துக்கு கொண்டு வரணும், அந்த பவுடர.
ஓ. ம்ஹ்ம். பாலு வந்து இப்ப ஒரு லிட்டர்னா அது 1/2 லிட்டரு சுண்டற வரைக்கும் நல்லா காய்ச்சணுங்களா, அது?
ம். அதெல்லாம் இல்ல. பால் சும்மா காய்ச்சிட்டாலே போதும். பாலை ஒரு பக்கம் காய்ச்சி வச்சுக்கணும். இந்த பக்கம் 1/4 கிலோ. 1 லிட்டர் பாலுக்கு 1/4 கிலோ வந்து, ஒரு துளி தண்ணிய விட்டு இல்ல, கால் டம்ளர் தண்ணிய விட்டு இதை தண்ணி ஆக்கிடணும். தண்ணி சூ சூடு பண்ணாலே தண்ணி ஆகிரும். இளகிட்டு வந்துரும் அப்பிடியே அது. ஆ ம் ஆமா. அது இலகி தண்ணி ஆன உடனே ஒரு வடிகட்டி வச்சு அதை வடிகட்டிடுணும். ஏன்னா அதில மண் நிறைய இருக்கும். ஆ ஆ எல்லாமே இருக்கும்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். எ ஒகே, ஒகே. ஆ. அது அப்படியே அந்த மெல்ட் ஆகும் இல்லையா. பார்த்துருக்கேன் ஆ மண்ணு, கல்லு இது எல்லாமே இருக்கும். அத வடிகட்டும்போது தான் வந்து, சுத்தமா அது தூய்மையான ஒரு விஷயமா இருக்கும்.
ஆ. ஆமா இப்ப தான் அந்த முக்கியமான வேலையே நம்ம பண்ணனும். அடுப்பில பாலை, வ் காய்ச்சின பால் வைச்சிருக்கோம்ல. அது மேல அ இந்தக் வடிகட்டின இது இருக்குல்ல. க கருப்பட்டி பாகு அத அதுக் குள்ள ஊத்தணும். சாறில்ல. பாகுன்னு சொல்லுவாங்க. எப்போதுமே அதை. ம்.
ம்ஹ்ம். ஆமாமா. கருப்பட்டி சாறு. <laughs> ஆஹா. பாகு தான். ஆனா பாகு காய்ச்சினா தானே அது பாகு அந்த பதம் வந்தா தானே அது பாகு ஆகும். இல்லைனா, அது வந்து கரைசல் தான் கருப்பட்டி கரைசல். <laughs> ஆஹ்ம். ஆஹ்ம்.
ஆ ஆமா. சரி கருப்பட்டி சா அ கரைசல் அப்பிடி கூட வைச்சுக்கலாம். கருப்பட்டி கரைசல வந்து அந்த பாலுக்குள்ள ஊத்தணும். இது ஊத்துனவுனே பால் வந்து தயிர் மாரி திரள ஆரம்பிக்கும், அப்படியே.
ஆஹஹா. ஓ! ஏன்? எதனால வந்து அதை போட்டு அப்பிடி ஆகுது?
ஆ. அதுல வ இருக்குற அந்த புளிப்பு தன்மை. எப்படி ஒரு எலுமிச்சபழத்த பாலுக்குள்ள ஊத்துனா திரண்டு வரும் அப்படியே. அ அந்த மாரி இதை நீங்க ஊத்துனோம்னா, அது திரள ஆரம்பிக்கும். திரண்ட உடனே வந்து, ஒரு மாதிரி திரண்டதெல்லாம் ஒரு பக்கமும், தண்ணியா மேல நிக்க ஆரம்பிச்சுரும். பால்ல எவ்ளோ தண்ணி இருக்கோ, அது நிக்க ஆரம்பிச்சிரும், தனியா.
ம்ஹ்ம், ம். ஆமா. ம்ஹ்ம். ம்ஹ்ம்.